இப்போ எங்கேயாவது நாம பேருந்திலயோ அல்லது புகை வண்டிலயோ, நாம பயணம் செய்வோம். பெரும்பாலும் சில நேரங்கள்ல வந்து தனியா பயணம் செய்வோம். அந்த மாரி பயணம் செய்றப்போ பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆர்வம் மிக்கவர்களா இருப்பாங்க. அவுங்ககிட்ட பேசணும், அப்டின்னு நமக்கு தோனும். இல்ல வந்து நாம ஏதாவது ஒரு விழாக்கு போயிருக்கப்போ, உறவினர் விழாக்கோ அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, முன்பின்னு. சில சமயம் தெரிந்தவர்களா இருந்தாலும், இல்ல தெரியாதவர்களாக இருந்தாலும், ஒரு உரையாடலத் தொடங்குறது, அதுவும் அந்த சிறிய சிறிது கால அளவு அப்டிங்கிறது கொஞ்சம் கடினமான விரியம். அதைப் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு?
கண்டிப்பா. நம்ம பெரும்பாலும் மூன்றாவது நபர்கள். அதாவது நமக்கு பரிச்சயமில்லாத நபர்கள். ஆனா பொது இடங்கள்ல பார்க்கும்போது, ஏதாவது ஒரு காரணங்களால, நம்ம அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுவோம். அப்பிடி பட்சத்தில, நம்ம அவங்களோட ஒரு சின்ன உரையாடல தொடங்கலான்னு விருப்பப்படலாம். அ இல்ல, ரயில் பயணங்கள்ல போய்கிட்டிருப்போம். இல்ல, ஒரு திருவிழாக்கள்ல எங்கேயாவது ஒரு குடும்ப விழாக்கள் இந்த மாரி விஷயத்தில சம்ம சம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா, நம்ம அவங்கள்கிட்ட பேசலாம்னு நமக்கு தோணும். அப்பிடி இருக்கிற நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரியும், எங்க இருக்கிறோங்கிறத பொறுத்தும், நம்ம அந்த உரையாடல்கள தொடங்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு பேருந்துலயோ எங்கேயாவது போறோம் அப்டின்னா, அ அவங்ககிட்ட வந்து அவங்க வந்து அந்நேரம் கொஞ்சம் வேற எந்த இதிலேயும், அவங்க க உதாரணத்துக்கு சில பேரு வேலை பார்த்துக்கிட்டுருப்பாங்க. இல்ல, பாடல்கள் இந்த மாரி ரொம்ப ஆர்வமா கேட்டுகிட்டுருக்கும்போது, அவுங்கள நம்பட் நம்ம அந்த நேரம் பேச ஆரம்பிக்கிறது தவறு. அதேநேரத்துல அவுங்க சுத்தமா வந்து ஃப் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, அவுங்கட்ட கேட்கலாம். அ இந்த பஸ்ல தான் நீங்க தினந்தோறும் போறீங்களா? அ இந்த வழி எப்டி இருக்கு? இது எங்க போகும்? அப்டின்னு சொல்லி ஒரு பேச்சைத் தொடங்கலாம்.
ம்ஹ்ம். புரியுது. ஆமா. ம். ம். சரிங்க. ஆமா. புரியுது. அதாவது அவர்கள் அ ஒரு முக்கியமா பண்ணிக்கிட்ருக்கப்ப அத ஒரு இடையூறா இருக்கும். நாம போய் பேசுறதுங்கிறது. நம்மள மாரியே அவுங்களும் ஒரு வேடிக்கை பார்க்கிறாங்க. வேற எதுவும் பண்ணலங்கிறப்ப உரையாடலை ஆரம்பிக்கிறக்கு ஒரு தகுந்த நேரமா இருக்கும் அப்பிடின்னு சொல்ல வர்றீங்க! இல்லீங்களா!
கண்டிப்பா.
இந்த இது வந்து என்ன வெ அப்பிடி ஆரம்பிக்கிறப்ப அவர்களுடைய பேச்சு இந்தமாரி நீங்க பேச முயற்சித்திருக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த இதுல.
இப்ப ம். ஆமா, சில நேரங்கள்ல நம்ம பேசுவோம். அதாவது, நான் ஆ கல்யாணத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து அந்த இளவயதில என்னன்னா, நம்ம வந்து யாராவது இப்ப ஆ எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் வந்து அலுவலகத்துக்குன்னு சொல்லி தினந்தோறும் பஸ் ஏறி போவேன். என்னோட அலுவலக வாகனம் வரும். அதே நேரத்தில பாத்தீங்கன்னா, ஒரு அங்க ஒரு ஆ வேல் இன்னொரு வேலைக்கு போற ஒரு பெண்ணும் வந்துட்டுருந்தது. ஒரு எனக்கு அந்த பெண்ணுட்ட பேசணுன்னு ரொம்ப நாள் ஆச. நானும் 1 மாசமா காத்திருந்து காத்திருந்து கடைசில எப்பிடியாவது பேசிர்லாம் அப்பிடின்னு சொல்லிட்டு, அ அவுங்ககிட்ட கேட்டேன். 'நீங்க இங்கே தினந்தோறும் வரீங்க இல்லேங்களா?' இன்னக்கி உங்க பஸ் ஒரு நாள் அவுங்க பஸ்ஸ தவற விட்டுட்டாங்க. அவுங்க போற அந்த பஸ்ஸுக்காக.
ம். சரி. புரியுது. ம். புரியுது, புரியுது, ம். ம். ம். சரி, சரி, சரி. ம்.
நானும் என்னன்னா அந்த பஸ்ஸு வரவு அவுங்க போய் எங்க பஸ் வந்தாலும் நான் அன்னைக்கு அவங்க மு எனக்கு முன்னால தான் அவங்க வழக்கமா போவாங்க. அன்னைக்கு வரலங்கிறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி, "நம்ம பின்னால போய்க்கலாம்." அப்படீன்ட்டு ஓரமா நின்னுட்டேன். அதுக்கப்பறம் அந்த பஸ்ஸு தவறிப் போனதுக்கப்பறம் இவங்க வந்ததுனால, அ அவுங்க அங்க இங்கேயுமே பாத்துட்டு இருந்தாங்க. என்ன பாத்தாங்க எதுவும் பேசல. ஒன்னே நானாவே கேட்டேன், "உங்க பஸ்ஸு இப்ப தான் போயிருச்சு. அ நீங்க கொஞ்சம் சீக்கிரம், சரியா வந்துருக்கலாமே." அப்படீன்னு சாதாரணமா அன்பா சொன்னேன். அ அப்டி வந்து அதுக்கப்பறம், அவங்களும் பதில் பேச ஆரம்பிச்சாங்க. அப்டியே அந்த உரையாடல் நல்லபடியா தொடங்குச்சு.
சரி. சரி. ம். ம். ம். சரி. சரி. ம். புரியுது. அதாவது உங்க 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஐடென்ட்டி எதுவோ, அத உபயோகிச்சு அதிலிருந்து ஒரு கேள்விய நீங்க எழுப்பி அந்த நட்ப தொடர்ந்தீங்க, இல்லைங்களா? அந்த இது.
ஆமா, ஏனா நம்ம வேற விதமா இப்ப த ச இந்த பழைய கால ஸ்டைல்ல கேட்பாங்கல்ல, "மணி எத்தனன்னு கையில வாச்சு கட்டிட்டு கேட்பாங்கல்ல." அந்த மாரி கேட்டுறக்கூடாது.
<laughs> இல்ல, இல்ல. அது வந்து தற்காலத்துக்கு உகந்த விஷயமா இருக்காது. வேறு மாரியான பிரச்சனைகளையும் கொண்டு போய் நமக்கு சேக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த இது. ம்.
தற்காலத்து அ. கண்டிப்பா. அதனால அந்த இடம், பொருள், ஏவல் பாத்து பேசணும். இதே மாரி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். உதாரணத்துக்கு நம்ம அ அலுவலகத்திலேயே இருக்றோம். சக ஊழியர் யாராவது புதுசா வந்துருக்காங்க. இல்ல, ஆல்ரெடி பழைய ஊழியர்கள் இருக்காங்க. அவங்கட்ட இன்னும் நம்ம சரியா பேசல அப்படீன்னா
ம். சரி.
அவங்கட்ட கேட்கலாம். அவ நம்மளோட ஒரு சக ஊழியர் இருக்காரு, நம்மள விட அவரு சீனியர்ன்னா கூட அ கேட்கலாம், சார்! இந்த வாரம் ரொம்ப வேல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு பாத்தீங்களா? எப்டி நீங்க பாத்துட்டுருக்கீங்கன்னு, அந்த மாரி கேட்கலாம். அப்டி ஆரம்பிச்சு அந்த ஒ பேச்சு வழக்கத்த தொடரலாம்
ம். சரி. புரியுது, புரியுது. ஏன்னா, ஒரே அலுவலகத்துல வேல செய்றோம்ங்கிறப்ப, நாம பேசுறது கொஞ்சம் எளிதா இருக்கும் இல்லேங்களா! இந்தமாரி இத ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது.
ஆமா, ஆமாமா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க போனாலுமே அந்த துறை சார்ந்த வேலை பார்ப்பாங்க. சில பேரு, அ வணிகம் சார்ந்த அந்த ஃபினான்ஸும்பாங்க அ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க. சில பேர் வ மனிதவளத்துறை சம்மந்தப்பட்ட அவுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வேற துறையோட அதிகமா இணக்கம் காட்ட மாட்டாங்க.
சரி. ஆமா. ஆ, புரியுது, புரியுது. ஏன்னா அது தேவையில்லாத தலையீடுகள கொண்டு வருங்கிறமாரி ஒரு எண்ணத்தில இருப்பாங்க, இல்லேங்களா! அவுங்க.
அதனால நம்ம இப்பிடி தொடங்கலாம். இல்ல சில நேரம் பார்த்தீங்கன்னா, அவுங்க அந்த அளவுக்கு ஒரு மமதையில கூட இருக்கலாம். அந்தமாரி இருக்கு. அது ஆட்களை, ஆட்களை பொறுத்தது. ஒவ்வொருத்தங்க எப்படி இருக்காங்கன்னு. அதனால நம்ம தொடங்குறோங்கிற பட்சத்திலேயே வந்து நம்ம அவுங்க உண்மையிலேயே வந்து அவுங்க குணம் எப்படி இருக்குன்னு தெரியிற பட்சத்தில அவுங்க உண்மையிலேயே நல்ல ஒரு ஓப்பன் மைன்டட் அதாவது திறந்த மனப்பான்மை உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, அவுங்கட்ட நம்ம பேசலாம். இல்லன்னா அப்பிடி பேசணுன்னு அவசியம் கிடையாது. நம்மளோட தகுதிய இறக்கிட்டு.
ம். புரியுது. ம். புரியுது. அதாவது இந்த ஒரு சிறு பேச்சு ஆரம்பிக்கிறது அப்பிடிங்கிறதே நான் அப்பிடிங்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ! அவுங்ககிட்ட நாம இத பேசி எந்த உபயோகமும் இல்ல. யாரு ஒரு நல்ல மன்னு தன்மையான மனதோட இருக்காங்களோ! அவுங்கக்கிட்ட பேசினா தான் நம்ம அவுங்களும் திரும்ப பேச வாய்ப்புகள் அதிகம் இல்லேங்களா! இந்த இத.
கண்டிப்பா, கண்டிப்பா. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, ஆ இப்ப அ இணையதளத்துக்கு போனோனா அங்கே யாரையாவது நம்ம வந்து நம்மக்கிட்ட முகநூல் நண்பர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அ இல்ல நம்ம நண்பர்களோட நண்பர்கள் இருக்கலாம். அவுங்கட்ட வந்து நம்ம பேச்சை தொடங்கணும்னு நம்ம விருப்பப்பட்றோம். அப்படி இருக்கிற பட்சத்தில என்னன்னா, அவுங்க ஏதாவது ஒரு போ இது அ அவுங்களோட ட அந்த பக்கத்துக்கு போய் அவுங்க என்னென்ன மாரியான புதிதா பதிவேடு பதிவிடுறாங்க எப்ப பார்த்தாலும் அந்த போஸ்ட் போடுறது, அப்பிடிங்கிறத பார்த்து அவுங்களுக்கு சில விஷயங்கள் விருப்பப்பட்டதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவுங்களுக்கு வந்து அவுங்க நெறைய வந்து, அ இந்த சுற்றுலா தலங்கள பத்தியே போட்டுக்கிட்டுருப்பாங்க. அவுங்கட்ட வந்து அந்த பகுதியில அவுங்களோட ஒரு ஃபோட்டோவுக்கு ப கீழ அ நீங்க போய் சின்னதா பதிவிடலாம். கருத்து பதிவிடலாம். அதாவது உங்களோட நீங்க போயிட்டு வர்ற எல்லா இடமும் நல்ல இடமா இருக்கே! எப்படி இத தேர்ந்தெடுக்கறீங்க, அப்படி ஒரு சின்ன வ வாக்கியத்தில தொடங்கலாம்.
ம். ம். ஆமா. ம். ம். ம். புரியுது. ம். சரி. ம். ம், ம், ம். அதாவது வந்து அது அவுங்களுக்கு எது புடிக்கும் அப்பிடிங்கிறதப் பார்த்து, அது சம்பந்தமா நமக்கும் அது ஒரு மாரி செட் ஆகுது அப்பிடிங்கிறப்ப, அதுக்கு ஏத்தாப்ள நம்ம உரையாடல்கள ஆரம்பிக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும் சொல்
ஆமா, ஆமா.
இது வந்து இந்தமாரி முயற்சிகள்லாம் நாம எடுக்கிறோம். இது எப்பயாவது வந்து உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றது ஒரு பெரும் பலன் அப்பிடின்னு குடுத்தது அப்பிடின்னு அந்தமாரி அனுபவங்கள்ல எதாவது இருக்கா? பேசினேன், என் நண்பர் ஆயிட்டாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனோம். அந்தமாரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு இந்த இதுல? ஆமா, ஆமா. பெரும்பாலும் அவுங்க தேடல் எல்லாம் அத நோக்கி தான் இருக்கும். அந்த சின்ன வயசு அப்பிடிங்கிறது. ஆமா.
அந்தமாரி எனக்கு எதுவும் அனுபவம் இல்ல. ஆனா, நம்ம பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து ப பசங்கள பார்த்தீங்கன்னா அந்த அ இள வயதில பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அ எதிர்ப்பாலினர் மேல அவுங்களோட பழக்கவழக்கத்த கொண்டு வர்றதுக்கு நெறையா இந்தமாரி பேச முயற்சிப்பாங்க. ஒரு அ எப் ஆமா. அவுங்களுக்கு ஒரு நட்பு உறவு வேணும் அப்பிடிங்கிற பட்சத்தில அந்தமாரி தேட முயற்சிப்பாங்க. சின்ன சின்ன க உரையாடல் மூலம் தொடங்க பார்ப்பாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பொது இடத்துல இருக்கிறீங்க, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல பஞ்சாயத்து நடக்குது அப்பிடின்னா, நம்ம அங்க இருக்கிறோம். அங்க உள்ள ஒருத்தவுங்கள பார்த்து நம்ம பேச்ச ஒரு எதாவது ஒண்ணு அவுங்கட்ட பழகணும்ன்னு நினைக்கிறோம் அப்பிடின்னா, அவுங்கட்ட வந்து நீங்க வந்து மரியாதையா தான் பேச தொடங்கணும். வயதுக்கு மூத்தவரா இருக்காரா! இல்ல அந்த பதவியில பெரியவரா இருக்கானா! நீங்க ஐயா! அப்பிடின்னு தொடங்கலாம். ஐயா! நீங்க எப்போ வந்தீங்க? எப்பிடி இருக்கீங்க? ஆ நேத்து உங்கள பார்த்தேன். சில அந்த ஊருக்கு போற வழியில பார்த்தேனே! ஊருக்கு போயிட்டுருந்தீங்களா சார்? அப்பிடின்னு கேட்கலாம். இந்தமாரி கேட்கும்போது என்னன்னா, முதல் நாள் வந்து ச சில நேரம் அவுங்க வந்து சின்ன பதில் தான் சொல்லுவாங்க. ஆனா அடுத்த நாள் நீங்க வரும்போது சி சின்னதா ஒரு அவுங்கள பார்த்து ஒரு நகைப்பு, ஒரு சிரிப்பு குடுத்தீங்கன்னா, அதுக்கப்பறம் அவுங்கட்ட உங்கட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க.
ம். சரி. ம். ம். புரியுது. அதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு? என்ன மாரி ஆட்கள்கிறத பார்த்துக்கிட்டு பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, இல்லன்னா, சில சமயம் அது தர்மம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு மரியாதைய எதிர்பார்ப்பாங்க. அதை நாம குடுக்கலங்கிறப்ப, அது பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ம்.
கண்டிப்பா. இது போக பார்த்தீங்கன்னா, அ, நம்ம இப்போ ஒரு அ பெண்கள்ட்டயே பழகுகிறோம்னா கூட, நமக்கு அவங்களுக்கு மேலே விருப்பம் இருந்தா கூட, தொடக்கத்திலேயே வந்து எதுவும் இந்த காதலோ, இல்ல, dating டேட்டிங்கோ? இது சம்பந்தமா நெருக்கமான எது பேச்சும் பேசிறக்கூடாது.
ம். புரியுது. அதாவது ம்.
அவங்கள்ல வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து முதல்ல நம்ம வந்து பொதுவான விஷயங்கள தான் பேசணும். ஒரு நண்பர்ங்கிற விதியில தான் அவங்கள வந்து தொடர்பு அவங்கட்ட பழக ஆரம்பிக்கணும். அதுதான் என்னைக்குமே நல்லது. மரியாதையானது. அந்த மாரி தொ ஒரு உரையாடல்கள தொடங்கலாம்.
ஆமா. புரியுது. இது வந்து ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மாதிரி விஷயங்கள பேசுறது அப்படிங்கிறது, நம்மள பத்தின ஒரு தவறான கருத்த குடுத்துடும். ஆனா வந்து இங்க பெரும்பான்மையோர் அந்த தப்பத்தானே பண்ணுவாங்க. எப்போதுமே. எல்லா வயதினரும் இது.
ஆமாமா. அதே மாரி பார்த்தீ ம்.
நீங்க வந்து ம், சொல்லுங்க.
அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அ அலுவலகத்திலேயே சில பேர் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வ் அவுங்க உடல் மொழியிலேயே தெரியும். இவங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது நம்மக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு மரியாதை குடுப்பாங்களா? இல்ல, அவங்க நம்மளோட பேசுறதுக்கு தயாராங்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அலுவலகத்தில எப்போ பார்த்தாலும் ந அங்கே இங்கேனு நடந்து போவீங்க. சில பேர்கிட்ட பேசணும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க வந்து உங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வேலைன்னு உண்டுன்னு இருப்பாங்க. சில நேரம் அவங்களுக்கு உங்கிட்ட பேசுறத தவிர்க்கலான்னு கூட இருப்பாங்க. அ, அவங்கள நீங்க போய் வலுக்கட்டாயமா பேசும்போது, அ, ஒரு குழுவுல ஒரு 4 பேரு இருக்கிறாங்கன்னா, நீங்க பேசுவீங்க. ஒரு உண்மையிலேயே ஒரு நகைச்சுவையான விஷயம் பேசினா கூட, அவங்க சிரிக்காம அமைதியா இருப்பாங்க.
ஆமா. ஆமா. ம். அது வந்து.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க உடல் ரீதியா வந்து உங்களுட்ட தெரிவிக்கிறாங்க. நான் வந்து இந்த வி உங்களுடன் உரையாடல் கொத்து தொடங்கறதுக்கு எனக்கு எந்த விருப்பம் இல்லங்கிறது. அந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க எந்த விதமான பேச்சு ஆரம்பிக்கிறத தவிர்க்கலாம்.
ம். புரியுது. அது வந்து அந்த உடல் மொழிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம இப்போ பேச ஆரம்பிக்கிறப்ப அவங்க முகபாவனை எப்டி மாறுது, கண்கள் எந்த மாரி ஒரு நிலைக்கு போகுதுங்கிறதையும் நா நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாரி அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
ஆமா. அவுங்க கண்டுக்கிட மாட்டாங்க. நம்ம பேசிட்டே இருப்பாங்க. அங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க. அ இல்ல, வேற ஏதாவது வேலையில அவுங்க பிசி ஆகிருவாங்க. இந்த மாரி இருக்கும். அது போக நம்ம
ம். அதாவது, அவங்க விருப்பம் இல்லைகிறத வந்து அவங்க மறைமுகமா தெரிவிக்கிறாங்க. இதை நாம கொஞ்சம் பழகிக்கணும். இல்லைங்களா! எப்டி அப்சர்வ் பண்ணுறது அப்பிடீன்டு.
ஆமா, ஆமா. கண்டிப்பா. இதுப் இது போக பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பத்தில ஒருத்தர்ட்ட பேசுறீங்க. அப்டின்ற பட்சத்தில அவர பத்தி உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியாது. உதாரணத்துக்கு அவரோட ம மதம் என்னென்னு தெரியாது. ஜாதி என்னன்னு தெரியாது. இல்ல, அவரு அ அவரோட சில குணங்கள், அடிப்படை குண அ அ அடிப்படை குணங்கள் எப்டின்னு தெரியாது. அதிகமா கோவப்படுவாரா? இல்ல, சடன் சீக்கிரம் கோவம் வந்துரும் சில பேருக்கு. அவரோட அரசியல் சம்மந்தப்பட்ட அவரோட பார்வை என்ன? இதெல்லாம் தெரியாம, நம்ம இந்த மதம், அரசியல், ஜாதி சம்பந்தப்பட்ட ப பேச்சுக்கள எதுவுமே தொடங்கிற கூடாது.
ம். ம். பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்க ஆமா. ம். புரியுது. எடுத்த உடனே நேரடியா போய்ட்டு, அந்த இது நல்லா இல்ல, இந்த கம்யூனிட்டி சரியில்ல, அந்த ஜா ஆ கடவுள் சரியில்ல அப்டிங்கிற ஒரு அர்த்தமற்ற அதாவது எடுத்தோம் கவுத்தோம்ங்கிற பேச்சு வந்து, நல்லதுக்கு இல்ல. இல்லைங்களா! இந்த இதுல.
ஆமா. ஆமா அப்படி பேசுற நேரத்தில என்ன ஆவும்ன்னா, வந்து இது அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் தொடக்கத்திலேயே வந்து அது அந்த நம்ம ஒரு உறவ கொண்டு வரணும்னு நெனைக்கிறோம். அந்த உறவு மொதல்லயே முறிஞ்சிரும். அதுபோக சண்டைகள் இது வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு.
உண்மையிலே நெறைய சண்டைகள் தான் வரும். ஏன்னா எனக்கு அந்த மாரி ஏன்னா நான் பண்ணல, என்னுடைய நண்பர் ஒருவர் போய் வேற ஒருத்தர் கிட்ட பேசி, அவர் வந்து அவரு அந்த அவர தவறா பேசின ஒரு மதத்தை சேந்தவரா இருந்தனால, அது அந்த இது ரயில்ல போகிறப்போ நடந்து, அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அந்த மாரி பேசினதில. அவர் அப்புறம் அதை பேசி சமாளிக்க ரொம்ப கஷ்டப்
ம்ஹ்ம். ஆஹ. சரி சரி.
ஓ! இ இது போக பாத்தீங்கன்னா, நீங்க பேசும்போது வந்து அ நீங்க ஒரு கேள்வி கேக்குறோன்னா, நம்ம கேள்விக்கு ஒரு 5, 6 வார்த்தைகள் உபயோகிப்போம். அதே மாரி பதிலும் வந்து, நம்ம கொறைஞ்சது ஒரு 3 வார்த்தைகள்லயாவது அவங்க பதில் சொல்லணும். சில பேர் பாத்திங்கன்னா, ஆ "ஆமா, இல்லை, ஆ சரி பாக்கலாம்" அப்டின்னு முடிச்சுருவாங்க அப்படி இருக்கிற நேரத்தில நீங்க தொடரணுன்னு நெனைச்சிங்கன்னா, அந்த ஒண்ணு நம்ம பேசுற அந்த எந்த விஷயத்தை பேசுறோமோ, அத தவிர்த்து வேற எதாவது அவுங்களுக்கு பிடித்த விஷயத்தை பேசலாம் இல்லாட்ன்னா, அது இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? அவுங்கள பத்தி அத கேக்கலாமே! அதிகமா சொல்ல வைக்கிறதுக்காக.
ஆமா. எப் ம். புரியுது. இது வந்து ஒற்றை வார்த்தையில பதிலளிப்பதுங்கறது, "எனக்கு உன் மேலயோ, இல்ல நீ பேசும் அ அ டாபிக் மேலயோ ஒரு பெரிய ஆர்வம் கெடையாது." அப்படீங்கிறது. அத நம்ம வந்து ரொம்ப தெளிவா இன்டேரக்ட் இதா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ம்.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் போக இப்ப நம்ம இடத்துக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, "ஒருத்தங்க உடற்பயிற்சி நிலையம் போறாங்க." அப்படீன்னு வச்சுக்கங்களேன். அவுங்க மொத மொதல்ல பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப யார்ட்டயும் பேசாத ஒரு வகையா இருப்பாங்க. அவுங்க வருவாங்க, அவுங்க பாட்டுக்கு வேலை உடற்பயிற்சி செய்துட்டு போயிருவாங்க. சில பேர் வந்து, சில பேர்ட்ட கத்துக்கணும்ன்னு நெனப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில என்னன்னா, அவுங்க வரும்போது ஆணுக்கு ஆணோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, ஒரே பாலினத்தாரோட ஈஸியா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஒருத்தர் ஆல்ரெடி பல வருடங்களா உடற்பயிற்சி செய்றார்ன்னா, அங்க வந்து அவரு வந்து அதிகமா யார்ட்டயும் கலந்து கலந்து பேச மாட்டார்.
சரி. ஆம். ஆம். ம். ம். ம். ஏன் அந்த மாரி ஏன் அந்த மாரி, அவுங்க கலந்து பேச மாட்டாங்க?
நீங்க அந்த மாரி ஆ அது வந்து அவுங்களுக்கு என்னன்னா, அது அந்த மாரி அவுங்க ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க. "நான் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கேன். நான் வந்து நெறைய என்னோட உடல் வலுவு அதிகம்." அப்டீன்னு சொல்லி, அந்த சமூகத்தோட பழகக்கூடிய வாய்ப்புகள, அந்த இத வந்து விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம அந்த மாரி ஆட்கள அப்ரோச் பண்ணுறது த தவிர்க்கலாம். அதே நேரத்தில சில பேர் வந்து உண்மையாவே நல்லா பேசுவாங்க. "நம்ம எதிர்ல வந்தோம், ஒரு தண்ணி குடிக்க போறோம்." அப்படீன்னா கூட, உதாரணத்துக்கு நீங்க கு முதல்ல போய் கப் வச்சுட்டீங்கன்னா, அவங்க ர உங்களுக்காக வெயிட் காத்திருப்பாங்க. "நீங்க குடிச்சிட்டு போங்க." அப்படீன்னு. இந்த மாரி மனிதர்கள்ட்ட வந்து நீங்க ஈசியா பேசலாம்.
ஆ. <laughs> புரியுது. ம். ம். ம். ஆமா. ம். புரியுது, புரியுது. இது வந்து இந்த ப பேச்சுவார்த்தை அப்படிங்கறது, அது வந்து ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு எப்பவுமே பேசறக்கு, குடும்பத்துல சில சமயம் பேசுனாலும் சண்டை வந்துரும். அப்படீங்கறப்ப வெளிய போறப்ப, வரப்ப எல்லாரும் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஸ் முன்னாடில்லாம் சிரிச்சு பேசுவாங்க நல்லா. அது ஒரு பில் கட்டப்போறோம்ன்னு வச்சுக்கோங்களேன் ஈபி பில் கட்டப்போறோம்ன்னா, அந்த லைன்ல இருக்கவங்க பேசுவாங்க. இப்ப ஆனா அந்த மாரி 'சகஜ பேச்சு' அப்படிங்கறது போயி, ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்பீச், இவங்களால என்ன வரும்? அப்படிங்கற மாரி ஒரு இது தான் உருவாயிருச்சு இல்லைங்களா? இந்த உலகத்துல.
ம்ஹ்ம். ஆமா. அ அது அத மாத்தித்தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா இது போக என்னன்னா, சில நேரத்துல வந்து, நம்ம அ இப்ப பொதுவான ஒரு ஒரு பல மக்கள் கூடுற ஒரு நைட்ல சில நேரம் வந்து கிளப்புக்கு போவாங்க, பசங்கல்லாம் பாத்தீங்கன்னா. ஆ. அ. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து, அங்க வந்து நெறையா வந்து நண்பர்கள் புடிக்கணும். அப்படிங்கறது ஒரு எண்ணமா வந்து எல்லாருக்கும் சுத்திக்கிட்டுருக்கும். கூட நண்பர்களோட போனாங்க, இருந்தாலும் வேற நண்பர்கள பாக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள தான் வந்து இந்த ஸோ பேச்சு ஆரம்பிக்கறதுல வந்து ரொம்ப உலறுவாங்க. அத ஒரு தன்ன சரியாவும் காட்டிக்கணும், தன்ன கீழ இறக்கியும் பேசக்கூடாது. அதனால அவங்க கொஞ்சம் யோ பாத்துட்டு, இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிர இதுல ஃப்ளோர்ல வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்கள பிடிச்சதுன்னா, அவங்க ஆடும்போது இவங்களும் பக்கத்துல போய் ஆடுவாங்க அதே மாரி. அந்த மாரி உடல் மொழி மூலம் பேச ஆரம்பிப்பாங்க.
ஆமா. ஆமா. சில வயதுல போவாங்க. ம்.ம்.ம். ஆமா. அதுக்கு தான போவாங்க. ம். ம். ஆமா. புரியுது. புரியுது. அதாவது அவங்க செய்ற செயலோடு, இவங்க செயலை வந்து ஒப்பிட்டு அது வழியா 2 பேருத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் அப்படிங்கற அந்த விஷயத்தை வந்து உருவாக்குறது இல்லைங்களா? இந்த இதுல. புரியுது, இப்ப இவ்வளோ நேரம் ஒரு உரையாடல் அப்படிங்கறது எவ்வளோ முக்கியமானது, எந்த அளவுக்கு அது மனிதர்களுக்கு வந்து ஒரு தாக்கத்த உருவாக்குது. அது எந்தெந்த மாரி இடங்கள்ல, எந்தெந்த மாரி பேச்சுக்கள உருவாக்கணும். எதிர்ப்பாலினரமா இருந்தா என்ன மாரி கருத்துக்கள நம்ம வந்து ஒரு எடுத்த ஒன்ன பேசலாம், பேசக்கூடாது. இந்த மாரி உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு அருமையான உதாரணங்களைக் குடுத்து சொன்னீங்க. அ. ரொம்பவும் எளிமையாக இருந்தது. உங்களுடன் பேசியது மிகவும் மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா, கண்டிப்பா. நானும் நெறைய விஷயங்கள பேசுறதுக்கு நல்ல கேள்விகள் கேட்டீங்க. உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.